ஆஹா! சூப்பர்மேன் தானா! சரி யாராரு போனீங்க? அ.
எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு என்னன்னா, துண்ட கட்டிக்கிட்டா நம்ம பறக்கலாம்.
<laughs> ஓஹோ! அ அருமைங்க. ம்.
<laughs> நாங்க துண்ட வந்து பின்ன பின் பின் சைட்லருந்து நம்ம வந்து முன் சைடல நம்ம சட்ட காலர் இருக்கு இல்லைங்களா? அதல வந்து நாங்க கட்டிக்கிட்டு நாங்க ஓடுவோம் அப்பபடியே. ஓடுவோம். <laughs> பறக்க முடியாது. ஓடுவோம் நாங்க அப்படியே. ஒண்ணும் பார்க்க அதுக்கு தெரிஞ்சு போச்சு நாங்க ஓடுவோம். அ பறக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஒரு கொஞ்ச நாள் வந்து அந்த ஸ்டைல் வந்து எங்களுக்கு ரொம்ப புடிச்சுட்டு இருந்துச்சு. இது இதே மாரி வந்து ஒரு அருணாச்சலம் படத்தில வந்து, "ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான்." அப்டினுவாரு அவரு. அத அப்படியே வந்து அவரோட சாயல்லயே நாங்க வந்து ஒவ்வொருத்தராாம் சொல்லுவோம். "எங்க நீ சொல்லி காட்டு. எங்க நீ சொல்லி காட்டு." அப்படின்னு நாங்க பசங்கலாம் வந்து நாங்கலாம் பேசிப்போம். ஆ ஏ அந்த
ஆமாங்க. ஆனா பறக்கதான் முடியாது. அ. ம். அருமைங்க. ஆஹா. சரி. சரிங்க. ஆஹ, அருமைங்க. ஆமாங்க. ஆஹ. ம்ஹ்ம். ஆஹா, சரிங்க. நல்லா வந்து ஒற்றுமையா இருந்திருக்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா? அது வந்து நான் தான். நான் தான் ரஜினி. நீ வந்து சொல்லக்கூடாது. அப்டிலாம் சண்டைக்கு போனது இலைங்களா? ஆஹ்ம். அருமைங்க.
சொல்லுங்க. சொல்லுங்க. <laughs> இல்ல. அப்படி ஆனதே கிடையாது. அப்படி ஆனதே கிட நாங்கெல்லாம் வந்து ஒரு குழுவா வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வந்து பார்ப்போம். இது
அருமைங்க, அருமைங்க. அதுதான் அந்த அந்த வயசுக்கே உண்டானது. <chuckles>
ஆமா, ஆமா, ஆமா கண்டிப்பா. இது படையப்பால கூட ஒரு ஒரு நல்ல வசனம் வரும். அ "உங்க முடிவு நீங்க சொல்ட்டீங்க? ஏன் முடிவு நாங்க சொல்லலயே! நான் உங்கள, விரும்பல." அப்டின்னு வாரு. அவர ஒரு இமோஷன் கலந்து சொல்வாரு. அது. <laughs> இல்ல அப்போ வந்து எனக்கு என்னன்னா, ஒரு அ 10ம் வகுப்பு, 11ம் வகுப்பு படிக்கும் போதுலருந்து அ பருவம் மாறுனதுனால. ம மற்றவங்கள கிண்டல் அடிக்கிறது அந்த அந்த எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி வந்துருச்சுங்க. எனக்கு இப்போ நெனச்சா கூட இவ்ளோ கெட்டவனா இருந்திருக்கங்கிற மாரி எனக்கு தோணும். சரிங்களா? ஆ. என்னன்னா எங்களோட இ என்னோட கணக்கு வா ஆசிரியர். ரொம்ப இப்போதைக்கு எனக்கு ரொம்ப மரியாத நான் ம மனசுல வச்சிருக்கிற ஒரு ஒரு ஆசிரியர்கள ஒருத்தர் அவரு. அவருக்கு வந்து அவ்வளோ ஆங்கிலம் வராது. அவரு கொஞ்சம் தவறா தான் பேசுவாரு, ஆங்கிலம். ஆனா. பாடம் வந்து அவர மாரி சுத்தமாவும். ஒரு அருமையாவும் சொல்லிக் குடுக்க யாருமே இல்ல, இப்ப வரையும். அந்த அளவுக்கு ஆனா, பருவமா நமக்கு என்ன பண்றது? ப பருவம் பருவ வயசு நமக்கு அப்போ. என்னன்னா வந்து, "அவரு பாரு எப்டி பேசுறாரு பாரு! எப்டி இந்த இந்த வார்த்தைய சொல்வாரு பார்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி விட்டுருவோம் நம்ம நண்பர்கள் இருக்கும்போது. நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தைய சொன்ன உடனே வா ஆசிரியர் சொன்ன உடனே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க.
ம். அருமைங்க. அந்த வாய்ஸ் உங்களுக்கு வருது. லைட்டா. ம். ஆஹ. சரிங்க. அச்சச்சோ! அடடா! ஆஹ. சரிங்க. ஆ. ஓ! சரிங்க. அடடா! ம். புரியுதுங்க, புரியுதுங்க. ம். ஆமாங்க. அச்சச்சோ! ம். அடடா! ம்ஹ்ம்.